இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தக் கோவிட் முன்னாடி வந்து ஆன்லைன் வகுப்புனா என்னன்னே தெரியாது இருந்தது. குழந்தைகள் முதல் கொண்டு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைன்ல படிக்கணும். எனக்கு மொபைல் வாங்கி தாங்க. எனக்கு அதனாலதான் வந்து படிப்பு சொல்லித் தருவாங்க அப்படின்ட்டு வீட்டுல நிறைய பேர்கிட்ட வந்து போராடி அம்மா, அப்பாலாம் வந்து வேற வழியே இல்லாம அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா இதுல ஒரு பயனும் இருக்கு. அதே நேரத்துல படிக்கறாங்களா? அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு வந்து புரியா புரியாம போயிருக்கு. ஏன்னா நேர்ல சொல்லிக்கொடுக்கவும் வேற அதே கல்வி வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல வந்து நம்ம கத்துகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற விதமா தான் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
ஆமா ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா ஆன்லைன்ல கல்வி சவால்கள்ன்னு பார்த்தீங்கன்னா, அஹ் இப்ப கொ இப்ப கோவிட் சமயத்துல வந்து அது கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைங்களுக்கு வந்து கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது கூட இல்லைன்னா வீட்டிலேயே எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருப்பாங்க?
நிச்சயமா. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அ அது பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா. ஏன்னா நிறைய விஷயம் சொல்றாங்க. இந்த டைம்க்கு வரணும். இத்தனை மணிக்கு எழுந்து ஸ்கூல் டைம் விடவே முன்னாடியே எழுந்துக்குற மாரிதான் இருக்கு.
ஆ எனக்கு வந்து ஆமா. ஆமா யூனிஃபார்ம் போட்டுக் கூட எல்லாம் உட்கார்ந்து இருந்தானுங்க.
ஆமாமா. அதுவும் அந்த கால எல்லாம் பாக்கும்போது எனக்கும் சிரிப்பா இருந்தது. என்னடா <chuckles> வீட்டுல தான இருக்கீங்க. அதுவும் வந்து சில பசங்க மேல மட்டும். சொக்கா மட்டும் போட்டுட்டு ஜட்டி ஓட போட்டோ. என்னோட தம்பி எல்லாம் அதுபோல தான் உக்காந்தான். <laughs> என்னடா இப்படி உக்காந்துட்டு இருக்க பாக்கும்போது. கீழ யார் பாக்கப் போற மிஸ் இன்னா தள்ளியா பாக்கப் போறாங்க. போயிட்டு வேலைய பாரா. <laughs> அப்பல்லாம் சொல் அப்பல்லாம் சொல்லும்போது எனக்கு.
ஆமா. ஆமா யூனிபார்ம் போட்டு, ஆமா. ஆமா. <laughs> <laughs> <laughs> உண்மைதான் உண்மைதான். அந்தச் சமயத்துல ரொம்ப காமடி எல்லாம் நடந்துச்சுன்னா, அதான் உண்மைதான். அஹ்.
அதுவும் இந்த அம்மாங்கெல்லாம் வந்து, டேய் உண்மையா படிக்கிறீங்களா? இண்ட்டு மிக்சி சௌண்டு அதுவும் மிஸ்ங்களாம் கடுப்பேற அளவுக்கு அம் ஏதோ என் தம்பி சொல்லி இருக்கான். அம்மா நீ பண்ற வேலையில மிஸ்ஸெ அலறி வச்சு போயிடனும். எப்பா தேவுமே வீடியோ ஆப் பன்னு ஆடியோ ஆப் பண்ணி நின்னுன்னுமா அந்தளவுக்கு அதெல்லாம் பண்ணுமா? எங்க அம்மா ஒருதடவை என்ன பண்ணா மிக்சிய ஹெவியா சௌண்டு வச்சு விட்டாங்க. தயவு செஞ்சு கம்முனு இருங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க? நீங்க நேர்லயே படிக்க மாட்றீங்க. ஆன்லைன்யம் படிக்க மாட்றீங்க. ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு கா அவங்களே வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு போற காலம் எல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க குழந்தைகள் எல்லாம் இதெல்லாம் அட்டண்ட் பண்ணி இருக்காங்களா?
ஆமா. சரி. ஆமாமா. கண்டிப்பா அதான் நீங்கச் சொன்ன மாதிரிதான். கீழே எதுவுமே அவங்க அப்டியே படுத்து எழுந்திருச்சதோட என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கிளாஸ் அதாவது இதுல என்ன ஒரு காமடி நடக்குதுன்னா கிளாஸ் ஆரம்பிக்கிறவரையும் படுத்துத் தூங்குவாங்க. ஆஹ் பல்ல வெளைக்கிட்டு வேகமா துடைச்சு துடைக்காம வேகமா ஒரு சட்டை எங்கே இருக்கு? அஹ் எல்லாம் எடுத்துப் போட்டுட்டு கடைசியா பார்த்தா கீழே பெட்ஷீட் இருக்கும். அஹ் அப்படியே முடிஞ்சிருச்சுனா அப்படியே டக்குன்னு கீழே அப்படியே ஒரு சாயவா சாஞ்சு தூங்கிரலாம் அப்படின்னு ஒரு தூங்குறதுக்கு ஒரு தயாரான ஒரு நிலையில உட்கார்ந்து படிப்பாங்க. அ ஆனா 2 வது பாத்தீங்கன்னா அதுல அந்த அந்த இதும் இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா குழந்தைகளுக்கு இந்தச் சில விஷயங்கள் புரிய வைக்கதான் அவங்களும் நினைச்சாங்க. ஆனா அந்த ஆன்லைன் கல்வி இல்லைன்னாலும் ரொம்ப கஷ்டமாதான் இருந்திருக்கும் அந்த நேரத்துல. 2 வது பாத்தீங்கன்னா இப்ப பா அந்தப் பசங்களுக்கு மட்டுமில்ல ஆன்லைன் கல்விங்கிறது. இப்ப நம்மள மாதிரி வீட்ல வந்து நம்ம சமையல் எல்லாம் முடிச்சிட்டு வே வேலைக்கு போகாத பெண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன படிக்கிறோம் அந்த நெனப் அந்தக் கல்விய வந்து ஆன்லைன்ல வந்து நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். அதைப் படிச்சு நிறைய சவால்களையும் வாய்ப்புகளையும் நம்ம வந்து அஹ் சமாளிச்சு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா நானே பாத்தீங்கன்னா, அஹ் நிறைய அதுல கத்துக்கிட்டேன். அஹ் அந்த ஆரிவொர் க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா, இங்க இருந்து போறதுக்கு ஒரு கிளாஸ் போறதுக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்கும். அஹ் ஆமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதாவது நம்ம என்னென்ன கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அங்கே ஆன்லைன் கல்விலயே நம்ம கத்துக்கலாம். அ-அதைக் கத்துக்கிட்டே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வேலையெல்லாம் சொந்தமா கூடத் தொடங்கி இருக்காங்க.
<laughs> ஆமா. ஆமா. <laughs> நிச்சயமா நிச்சயமா. நிச்சயமா. நிச்சயமா. ஆமா. ஆமா. இது முற்றிலும் உண்மை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவ்ளோ தூரத்துல இருந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கலாம். கிட்ட கிட்ட இருக்கவுங்க உங்களுக்கு வசதியா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன போல பாத்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த பியூட்டி இதுவா இருக்கட்டும். அதேபோல நீங்க சொன்ன ஆரி ஒர்க்கா இருக்கும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் வந்து அந்த நேரத்துல வந்து வேற வழி இல்ல. அது தான் வந்து பாத்தீங்கன்னா இயல்பான இந்த இதா அதுக்கு ஏத்தாப்போல காசும் வந்து பாத்தீங்கன்னா நான்கூட வந்து பாத்தீங்கன்னா சரி வீட்டுல இருக்குறோமே! எதனா வந்து இந்த பியூட்டி பார்லர் அது போல எதனா பியூட்டி விஷயம் எதனா கத்துக்கலாம் அப்பிடின்டு ஆன்லைன்ல இருக்கும்போது அவுங்க என்ன ஆரம்ப நிலையில என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எந்த ஒரு முதலீடும் பண்ண தேவைல்ல. நாங்க சொல்ற புராடெக்ட் மட்டும் நீங்க வாங்குனா மட்டும் போதும்னாங்க. அது பாத்துட்டு ரூ.10000 ரூ.15000 இருக்கு. டேய்! எங்களுக்குச் சாப்புட்றதுக்கே வழி இல்லடா! அந்தக் கொரோனா டைம்ல எங்கடா! வேலைக்குப் போறது தான். நாங்களே சும்மா எதனா கத்துக்கலாம். ப்ரீயா இருக்கேன்டு வந்தோம். ஆனா, நீங்களும் ஒரு ரூ.15000க்கு செலவு வுட்றீங்களே! அப்பிடி தான் நிறைய விஷயங்கள் இது. ஏன்னா நானும் ப பாத்தீங்கன்னா, கல்லூரி படிச்சுட்டு இருந்தேன். அந்த அப்பத் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாண்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன், ஆன்லைன், ஆன்லைன்னும்பொழுது எனக்கும் வந்து என்னடா! இது அப்பிடின்றபோல இருந்தது. இந்தக் குழந்தைகலாம் வந்து நீங்க படிக்கும்போது உண்மையா படிச்சு இருக்காங்களா! உங்க பசங்க எல்லாம் ஆன்லைன்ல இல்ல சும்மா அம்மா என்ன விட்டுறுமா! என்ன தூங்க விடும்மா! அப்பிடிலாம் எதனா பண்ணி சேட்ட பண்ணி இருக்காங்களா?
ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. ஆமா. ம். ஆமா. ஆமா. ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. சரி, சரி. சரி, சரி. இல்ல, இல்ல. நான் அந்தச் சமயத்துல எனக்கு என்ன நினைச்சன்னா, அ பள்ளி எ எனக்கு நல்லாவே தெரியும். அங்கே இனிமே வந்து போய்ப் படிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அ சப்போஸ் வந்து இதுல வந்து இதப் புரிஞ்சு அத வந்து அவங்க எக்ஸாம் எல்லாம் எழுதுறதுனா சும்மா ஒரு பேருக்கு இப்ப எழுத வைக்க தான் செஞ்சாங்க. ஆனா என்னன்னா நான் கொஞ்சம் பக்கத்துல உட்கார்ந்துக்குவேன். அந்த நேரத்துல நான் வந்து உட்கார்ந்தா தான் அவன் தெரியலேன்னாலும் நான் இவுங்க என்ன சொல்ல வர்றாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அவுங்களுக்கு சொல்லுவேன். ஏன்னா அது கண்டிப்பா அப்புறம் இந்த வருஷத்துல உள்ள படிப்ப இப்ப படிச்சா தான் அடுத்த வருஷம் படிக்கவே முடியாது அத.
நிச்சயமா. நிச்சயமா, நிச்சயமா. <clicks tongue> ஏன்னா
அதனால நான் வந்து கொஞ்சம். ம்.
ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெறைய பேருக்கு வந்து இந்த ஆன்லைன் கல்வி வந்ததுனால வந்து இந்தப் படிப்பு விஷயம் கூட வந்து சில பேருக்குத் தெரில கூடச் சொல்லலாம். ஏன்னா அ சில குழந்தைகள் வந்து புரிஞ்சுக்குறாங்க ஆனா புரியாத குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோரும் வந்து அந்த நேரத்துல வந்து படிக்கிற விஷயமா ஆகுது. நானும் படிச்சாதா வந்து குழந்தைகளுக்கு வந்து நேர்ல வந்து. ஏன்னா பெற்றோர்கள்தான் அந்த நேரத்துல ஆசிரியராவே மாறி இருக்காங்க. என் நம்லுக்கு புதுசு ஏன்னா ஆன்லைன்னுன்னும் பொழுது எல்லாருக்கும் வந்து நெறைய விஷயம் தெரியாது. எங்களுக்கும் நெறைய விஷயம் தெரியாது. இத்தனைக்கும், நாங்க கல்லூரிக்கு போற பசங்களுக்கே ஒண்ணும் தெரியல. ஆன்லைன்லாம் எப்டி இருக்கும்? அது என்னம் படிக்கிற்து அப்டின்லா இருக்கும்பொழுது என்ன எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமாவே நம்ம வாழ்க்கைல வந்து எதிர்பாராத ஒரு விஷயத்தை நம்ப எல்லாமே பாத்துட்டோம். கடந்தும் வந்தோம். ம்.
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆமா. இப்ப குழந்தைங்களோட படிப்பு வந்து அந்தக் கொரோனா சமயத்துல மட்டும்தான் அவிங்க கல்வி இல்லையா? அந்த சமயத்துல மட்டும்தான் அந்தக் கல்வி. ஆனா, இப்ப வரையும் பாத்தீங்கன்னா எல்லா வயதினர்களுமே படிக்கலாம் அதுல. வீட்டுல இருந்துகிட்டே படிக்கலாம். நெறைய அந்தக் கல்விய வந்து ஆன்லைன் கல்விங்குறது வந்து எல்லா கல்வியுமே அதுல அதாவது ஆங்கிலம் எப்படி ஸ்மோ அ நல்லா ஈசியா நம்ம வந்து கத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தம் ப பாடமே பாத்தீங்கன்னா இப்ப நெறைய ஆசிரியர்கள்லாம் நெறைய விதவிதமான முறையில வந்து குழந்தைகளுக்கு வந்து நெறைய வந்து எடுத்துச் சொல்றாங்க. தமிழ் அவுங்க உடனே தமிழ்ல டவுட் வந்ச்சுனா அந்த ஒரு 1 திருக்குறளே 1 மீனிங் தெரியல. அது அர்த்தம் என்ன அப்டின்னா திருக்குறள் போட்டா அதுக்குள்ள விஷயம் எல்லாமே வருது. இப்ப அந்த மாதிரி ஆன்லைன் கல்விங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிஆர்பிலா எழுதுரோம் பாருங்க, டிஆர்பி, டிஎன்சி இது எக்ஸாம்லா அவங்களுக்கு எல்லாம் நெறைய வந்து ஆன்லைன் கல்வி வந்து நெறைய ஒரு உதவியா இருக்கு. அவுங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ்லா கேக்குறாங்க. ம், நெறைய சொல்லிக் குடுக்குறாங்க. இந்தக் குழந்தைகளோட வந்து இந்தக் கோவிட் பீரியடோட அவிங்களுக்கு வந்து அந்தக் குழந்தைகளுக்கு அந்த ஸ்கூல் படிப்பு அவ்ளோதான். அதுக்கப்புறம் பாத்தா மீதி எல்லாருமே வந்து எல்லா வயதினர்களும் இந்த காலேஜ் படிக்கிற பையனா இருக்கட்டும் ப 11, 10வது படிக்கிற பையனா இருக்கட்டும். 11வது படிக்கிற பையனா இருக்கட்டும். எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவிங்களுக்கு எந்தக் கல்வியில என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் அந்த ஆன்லின் மூலியமா நம்ம வந்து கத்துக்கலாம். அ இது உண்மையிலே பெரிய வந்து ஒரு விஷயம் தான் உண்மைலே நெறைய வாய்ப்புகளைலாம் நல்லா அ அதாவது எதிர்காலத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள்லா இந்தப் படிப்பு வந்து நமக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கு.
ஆமா. நிச்சியம்மா ஆமா. நிச்சியமா. நிச்சியமா. ஆமா நீங்கச் சொன்னது பாத்தீங்கன்னா முற்றிலும் உண்மை. ஏன்னா ஏந் எந்த அளவுக்குனா இப்ப இருக்க குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் கிட்ட வந்து அந்தச் சந்தேகத்த தீக்குறாங்களோ கேட்டு இந்த chat GPT அதுபோல சமூக வலைத்த ம் நிறைய விஷயம் இருக்குல அப். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏ.ஐ. சார்ந்ததுலாம் நிறைய இருக்கு. அந்த ஆசிரியர் சொல்லித்தராமலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கணக்குல வந்து ஒரு டவுட்டா இல்ல வந்து இந்த இங்கிலீஷ் ஆங்கில சொல் சொல்லில் ஒரு டவுட்டா அதுவும் பாத்தீங்கன்னா அழகா வந்து உங்களோட மொழி என்ன கேக்குது? தாய்மொழி வந்து குடுத்திட்டுனா அதுக்கேத்தா போல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியளிக்குது. இப்ப இருக்குற குழந்தைகளுக்கு நல்லாவே அந்தப் பயன்படுத்தத் தெரிது தான் நான் சொல்லுவேன்.
ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இப்ப ப நம்ம வெளியில நம்ம வெளியில போயிட்டு எந்த ஒரு விஷயத்துக்குத் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்ல தான் நாம பாத்துக்குற மாரிருக்கு. இப்ப நிறைய இதுல என்ன என்னைய கேட்டுப் பாத்தீங்கன்னா அந்த வகுப்புகள் வந்து ஆன்லைன் வகுப்புகள் அப்டிங்கறத பாத்தீங்கன்னா ஒரு தியானமா இருக்கட்டும், ஒரு மூச்சுப்பயிற்சியா இருக்கட்டும் தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. எல்லாமே எல்லாம் அதாவது நம்ம ஈசியா நம்ம ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ இதப் பத்தி நீங்கத் தெரிஞ்சுக்கணுமா? ஆ நீங்க வந்து வீட்டுல இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம். இதைப் பத்தி நீங்கத் தெரிஞ்சு நீங்களே வந்து அவங்களே சொல்லிக் குடுக்குறாங்க. சொல்லிக் குடுக்குற மெதட்லாம் நிறைய. நமக்கு அந்தப் பாரம்பரிய உணவுகள நமக்கு வந்து எத்தன தெரியும். 2, 3 தான் தெரியும். ஆனா அவங்க வகை வகையா எடுத்துச் சொல்லி இத எப்படி பண்ணலாம், அத அப்படி பண்ணலாம்னு நல்லா பிரிச்சு, சில சில வீட்டுல இருந்து நான் எனக்குத் தெரிஞ்ச சில வீட்டுல இருந்து தான் பெண்கள் வீட்டுப் பெண்மகள் நிறைய பிஸ்னெஸ் நிறைய எனக்குத் தெரிஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டா நான் அந்த மாரி ஆன்லைன்ல படிச்சேன். அதாவது வீட்ட விட்டு வெளிய போகாத பெண்கள் எல்லாம். அதுதான் ஆச்சரியம்.
நிச்சயமா. ஆ. நிச்சயமா. நிச்சயமா. ஏன்னா வந்து இந்த ஆன்லைன் வகுப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா யார் யாருன்ட்டு நம்மளுக்குத் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் வந்து கத்துக்கட்டும். கத்துக்கிட்டே ஆகணும் அப்டின்டு ஒரு முன் நின்று அந்தச் சமூக வலைத்தளத்தில வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா வந்து நல்லா யு பயன்படுத்தினா தான் நான் சொல்லுவேன். அது விளம்பரபடுத்தரதா இருக்கட்டும். இது போல வகுப்பு இருக்கு நீங்க வந்து விருப்பம் இருந்தா நீங்க சேருங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து அந்தக் கொரோனா டைம்ல வந்து வீட்டுல அடைஞ்சுட்டு இருந்தோம். ஒருத்தங்க ஒருத்தர் முகத்த தான் பாத்துட்டு இருந்தோம். புதுசா எதனா ஒரு கத்துக்கட்டும். கத்துக்கிட்டே ஆகணும் அப்டின்ட்டு போல நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் கூட வந்து மொழிலாம் வந்து நிறையவே கத்துக்கிநாங்க. இந்த ஆன்லைன் வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா. ஆமா. ஏன்னா நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து என்னை ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தக் கொரோனா டைம் வேஸ்ட் பண்ணாம, ஆ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 5 மொழி அப்படி கத்துட்டா அப்டின்ட்டு நியூஸ்ல கூட வந்தது. அப்படி எங்க அம்மா பாக்கும்போது "அங்க பாரு அந்தக் குழந்தையைப் பாரு அப்டின்னு. <chuckles> நீ என்ன பண்ண சாப்பிட்டு சாப்பிட்டு தான் தூங்கிட்டு இருந்த. இது போல வந்து பயன்படுத்து." அப்டின்ட்டு எங்க அம்மா இப்ப வரைக்கும் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. அ வந்து நம்ம மொழி மட்டும் இல்லாம பிறர் மொழியும் வந்து நீ கத்துக்கணும். ஏன்னா வந்து போற இடத்துல வந்து நமளுக்குத் தேவப்படும் இந்த ஆங்கிலம் இருந்தாலும் வேற எதுனா மொழி வந்து இந்த வருடம் மு முடியறதுக்குள்ள எதனா ஒரு மொழி நீ வந்து கத்துக்க ட்ரை பண்ணு அப்டின்ட்டுல்லாம் சொல்லும்போது, ஆ நிச்சயமா.
ம். ஆமா. கண்டிப்பா. ஆமா. ஆமா. ஆமா குழந்தை ஆமா. மொழிகள். ஆமா. ம். கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. இப்ப இப்ப அது வந்து. இப்ப நம்ம ஆன்லைன்ல கிளிக் பண்ணாலே போதும். என்ன மொழி வேணும்வா? தரேன். நானே டீச்சர். நானே ஸ் ஸ்டூடண்ட். உனக்கு எல்லாமே. ஆமா. உண்மையிலேயே எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. நான் ஆன்லைன்ல கத்துக்கிறதுக்குலாம் அ நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல நம்ம கெட்டது இருக்கு. நல்லது இருக்கு. அதுல நாம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறது தான் ஒரு பெரிய விஷயம். நாம வந்து ஒரு பொறுப்பா ஒரு விஷயத்த நம்ம தேர்ந்தெடுத்துக்குறதுல தான் இருக்கு நம்ம கத்துக்கிறது. அ இது பாத்தீங்கன்னா நிறைய சவால்கள். அ அதெல்லாம் மீறி வர்றது தான் ஒரு பெரிய விஷயம் தான். இங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட படிப்பு விஷயத்துல நம்ம இத்தணையோ பேர் படிச்சு முடிச்சிருக்கோம். வீட்ட விட்டு வெளில போக வேண்டாம்ன்னு இருப்பாங்க. வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம். நானே பாத்துக்குறேன் அப்டின்னு இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுல எவ்ளோ நேரம் சும்மா தான் உக்காந்திருக்கோம். எதையாவது பண்ணலாமே அப்படின்னு பாத்தா அழகா ஒரு கற்பனை திறனை வளர்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரங்கோலி கூட வரு வந்துருச்சுங்க. கோலம் போட்டு அவங்களே இது பண்ணி அவங்களே விக்கிறாங்க. இது எத்தனை பேருக்குக் கோலம் போடத் தெரிஞ்சவங்க. நிறைய பேர் அத ஒரு கல்வியா எடுத்து ஒரு பிஸ்னெஸ் மாரி பண்ணி அவங்களோட எதிர்காலத்தை நல்லா வழி அமைச்சுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பிருக்கு.
ஆமா. <laughs> நிச்சயமாங்க நிச்சயமாங்க. நிச்சயமா. ஆமாங்க. ஆமா அந்தத் தட்டுல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அழகா அழகான ஒரு விஷயம்லாம் இருந்துருக்கு. அது புதுப்புது டிசைன். நமளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடுறது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே. அதெல்லாம் தேவையே இல்ல. அப்டியே அந்தத் தட்டு வக வகையா வாங்குனோமா? ஜலிச்சமா அழகா வந்து கோலத்தப் போட்டமா அப்டின்ட்டு ஆமா.
ஆமா. ஆமா ஆமா. ஆமா சில பேர்லாம் ஆமா. இல்ல அது வரு அது ஒரு எப்படி பிஸ்னெஸ்ஸா பண்ணலாம் அப்டிங்கற நிறைய இது சொல்றாங்க. அதனால யார் வீட்டுலயும் இந்த மாரி கோலம் போடத் தெரியாதவங்க வீட்டுல எல்லாம் கோலமே இல்லைங்கற ஒரு கவலையே வேண்டாம். எல்லாருக்குமே எல்லாமே இருக்குங்கிற மாரி தான் ஆன்லைன்ல இருக்கு.
அ. நிச்சயமா. நிச்சயமா நிச்சயமா எல்லாம் ஆன்லைனுன்றது வந்து கல்வி சார்ந்தது மட்டும் கிடையாது. அதுல வந்து நம்ம நிறைய விஷயமும் கத்துக்கலாம்னுட்டு அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அதாவது இந்த ஆரி வொர்கா இருக்கட்டும். இந்த ரங்கோலி போட்றதா இருக்கட்டும். புதுப்புது விஷயம் பிஸ்னெஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கட்டும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில வந்து ஒரு கடல் போல வந்து அங்க இருக்கு. அத வந்து நாம பயன்படுத்திக்கணும் அப்டின்ட்டு ஒரு விஷயம் வந்து இது அழகான ஒரு பதிவு. உங்க கூடப் பேசனதுல நீங்கச் சொன்ன விஷயத்துல ரொம்ப சந்தோஷம். மீண்டும் சந்திக்கலாங்க.
மிக்க நன்றிங்க.